சரிங்க. சரி சரி. ரொம்ப அழகா சொல்றீங்க. உங்களோட தந்தை வீட்ல பாட்றத கேட்டு கேட்டு கேட்டு எனக்கு அந்த இசை மேல ஆர்வம் வந்ததுன்னா, பாட புத்தகங்கள படிச்சத விட பாட்டு புத்தகங்கள் படித்த நாட்கள் தான் அதிகம். கண்டிப்பாங்க கண்டிப்பா. இப்ப ரொம்ப ரீசென்ண்டா தற்சமயத்தில நீங்க ஒரு பாடிய பாடல், உங்க வீட்ல யாருக்காக பாட்னீங்க? என்ன பாட்டு பாட்னீங்கன்னு சொல்ல முடியுமா?
பாட்டா <chuckles> கண்டிப்பாங்க ஆ இப்போ ரீசென்ட்டா நான் நாங்க ஃபேமிலியா ஒரு அ கோயில் ஒண்ணு டிரிப் போயிருந்தோம். சோ அப்போ கார்ல போனா எப்பவுமே பாடல்கள் அதிகமா கேட்கிறதுண்டு. அப்போ நான் கார்ல போம்போது அதிகமா கேட்டுக்கிட்டே போற பாட்டு வந்து ம். ஆ. அ யாரோட பாட்டுன்னா, க கமல் ஸ் அவுங்களோட பாட்டு தான். சோ மெயினா கமல்ஹாசன் எனக்கு ரொம்ப புடிக்கும். அவரோட பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும். அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே புடிக்கும். சோ அவரோட பாட்டு டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. ஆ.
சரிங்க. ம், ம். சரிங்க. ம்ஹும். சரிங்கோ. பரவாயில்ல. ம், ஹும், ம்.
ஆனா, அந்த பாட்டு தான் என்னோட ரொம்ப ஃபேவரட். நீயின்றி நானும் இல்லை அந்த சாங் லாம் அதிகமா கேட்பேன்.